பரவால்லங்க. இப்ப எங்க ஊர்ல சந்தை இருக்கு அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அது நீங்க சொன்ன மாரி இந்த வாரத்துக்கு 1 நாள் தான் இங்க வந்து எங்களுக்கு வெள்ளிக்கிழமையில வந்து சந்தை கூடுவாங்க. ஆனா, இந்த ரூ. 20 ரூ. 10க்கு வந்து வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க நெறைய சொன்னீங்கல்ல, அதுல ஏதாவது ஒரு ஒரு காய் மட்டும் இப்ப பீன்ஸ்னா, பீன்ஸ் மட்டும் ரூ. 20க்கு சின்ன சின்ன கூறுகளா வந்து கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா
அவ்ளோவா ஆஹா! இது கூர்லாம் கிடையாதுங்க. டெம்போ, டெம்போல வந்து காய்கறி வச்சிருப்
பரவால்லங்க. இருவது ரூவாய்க்கு இவ்ளோ காய் குடுத்தா ரொம்ப பரவாயலையே! <chuckles>
அவன். இருருவா, இருருவா இருருவனு. ஆமா. அவன் ரூ. 20, ரூ. 20ன்னு கூப்படுவான் அவன். அப்ப நம்ம என்ன பண்ணும்? எல்லா டெம்போலயும் போய் பாக்கணும். எத்தனை காய்கறி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. நெறைய காய்கறி எங்க தராங்களோ அங்க போய் நம்ம பேக்க நீட்னா போதும். அததிலயும் கார சும்மா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு கை அளவுக்கு கண்டிப்பா 1/4 கிலோ வருங்க. 1/4 கிலோக்கு கம்மியாலாம் வரவே வராது. அள்ளி அள்ளி போடுவாங்க. ஆங்க, அது ஏன் அப்படின்னா. சுத்தி பத்தியும் வந்து அங்கேயே காய்கறி விளையுதுங்க நான் சொல்ற எல்லா காய்கறியும் வளையும் வேளையும் அவுங்களுக்கு. அதனால தான் வந்து அந்த மாரி அவங்க வந்து குடுக்குறாங்களே. இப்போ
சரிங்க. பரவால்லங்க. ஆ. சரி, சரி. ஆமா. பக்கத்திலேயே வெளஞ்சிப அவங்களே எடுத்துட்டு வந்து குடுக்குற மாரி இருந்தா, நமக்கு விலை கம்மியா தானேங்க இருக்கும்.
ம் கண்டிப்பா. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காய வந்து எங்க அப்பா என்ன பண்ணுவாரு ஒரு கட்டைப்பையில வாங்கி நல்லா ஒரு கயிறு போட்டு கட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது மல்லிகை ஜாமா வாங்குனா, மல்லிகை ஜாமா வாங்குவாங்க, கறி எடுக்கனா, கறி எடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த பஸ்ஸ புடிச்சு எங்க அப்பாவ ப் வ வீட்டுக்கு வந்து சேரணும். இது வால்பறைல நாங்க இப்பதான். ஒரு வாழ்க்கைய நாங்க வாழ்ந்தோம். அந்த வால்பாறையில வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஜாமா வாங்கிட்டு வந்து அவரு பிரிக்கும்போது, அவ்ளோ ஒரு ஆனந்தம் எங்களுக்கு வரும். ஆஹா! இவ்ளோ காய்கறியா? அப்பா இது வாங்கி வந்திருக்காரு. அப்பா அது வாங்கி வந்திருக்காருன்னு அப்டியே ஒரு ச உங்களுக்கு எங்களுக்கு. எங்கள அறியாமலே ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வரும் எங்களுக்கு.
ஆனா ம். ம். அப்ப அந்த ஒண்ணு கா காய்கறிகள் மட்டும் தான் இருக்குமா? இல்ல உங்களுக்கு ஏதாவது தின்பண்டங்கள்லாம் சந்தையில வாங்கிட்டுருவாங்களாங்க?
கண்டிப்பாங்க. தின்பண்டம்லாம் கண்டிப்பா வாங் சந்தையில வாங்க மாட்டாங்க. கடையில பேக்கரில வாங்கிப்பாங்க. தின்பண்டம். ஆனா ஆனா ஆனா அவங்க மையப்படுத்தி ஞாயித்துகிழமை உ கடைக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா? சந்தைக்காக தான் போறதே. சந்தையில போயிட்டு இந்த 1 வாரம் இல்ல 2 வாரத்துக்கு தேவையான காய்கறிய வாங்கிக்கிட்டு. இந்த மீனு இல்லன்னா அம் அ கறி எடுத்துக்கிட்டு தின்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வருவாரு எங்க அப்பா. ரொம்ப ஒரு பிடித்தமான நாள்ன்னு பார்த்தா நாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்க சொல்லுவோமே. இப் இது இப்டி இருக்கும். ஆனா
ஆ. சரிங்க. <chuckles> ஏனாங்க, அந்த அ சந்தைக்கு போறாங்க, வெளில போய்ட்டு வர்றவங்கனால நம்ம சின்ன பிள்ளைகளா இருந்தா, அ அப்பா நமக்கு என்ன வாங்கிட்டு வந்தருக்காரு அப்படினு தான் போய் பையப் பாப்போம். அதுக்காகவே அவங்க ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். <chuckles>